அந்த மாரி பாடல்கள், சோக பாடல்கள் இருக்கும்ல? அந்த மாதிரி பாடல்கள் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இருக்கா?
ஆ, சோக பாடல்கள் நெறைய ஞாபகம் இருக்குங்க. ஆ பாத்தீங்கன்னா, நம்மளோட அந்த உணர்வுகள பிரதிபலிக்கிறதுன்னு சொல்லலாம். சோக படங்கள் நம்ம வந்து இருக்க மனநிலைய வந்து ஆ அந்த பாடல் கேட்கும்போது நமக்கு வந்து, ஒரு விதமான ஒரு அ மன அமைதிய குடுக்கும்னு சொல்லலாம். பப்
நிம்மதி. ம்.
ஆ நெறைய பாடல்கள் இருக்குங்க. எனக்கு டக்குன்னு உதாரணம் எதுவும் வரல. ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, அ
ம். ஆம். இந்த காதல் காதல் பாடல்தான் நான் நெறைய கேட்டுருக்கேங்க. சொல்வது நீதானா? அந்த மாதிரிலாம் பாடல்கள்.
ஆ, ஆமாங்க. காத